ஆனா, அதில என்னென்னா, அதுக்கு நான் சரியா ஒரு 3 மாசம் தான் இருந்தேன். அதுக்கப்பறம் குடும்பத்த கூப்பிட்டு கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி, சின்னதா ஒரு ஸ்டுடியோ பெட்ரூம்க்கு நான் மாத்திக்கிட்டேன். இதில என்ன பிரச்சனை நான் பாத்
சரி, சரி. ஏன்னா இது கொஞ்சம் குடும்பத்தோட நம்ம இருக்கிறதுனா, நமக்கு தெரிஞ்சவங்களாவோ இல்ல, உறவினர்களா இருந்தா பிரச்சன இல்ல. ஆனா, தெரியாத இடத்துல நம்ம அப்பிடி இருக்கணுன்னா, அது ஒருமாரி சங்கடத்த தான உருவாக்கும் நமக்கு உள்ளயுங்கூட.
இல்ல. அங்க வந்து இப்ப துபாய் மாதிரி நகரங்கள்லாம் வாடக வந்து ரொம்ப அதிகம். ஒரு 1 பெட்ரூம் எடுக்கணும்னாலே, உங்களுக்கு நகரத்துக்குள்ள எடுக்கணுன்னா ரூ.1,00,000 வந்துரும்.
ம். சரி, சரிங்க. ம், ம், ம்.
அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பெட்ரூம்னா, அதில வந்து அது கொஞ்சம் தூரத்தில இருக்கிற இடத்துல 2 பெட்ரூம் எடுத்தாங்கன்னா ஒரு ரூ.60,000 இருந்ததுனா நம்ம ரூ.300,000 வாடகைங்கிறப்போ ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல.
ம் ம். 2 பேருமே வந்து நம்ம க பகிர்ந்து அதுல இருந்துக்கலாம்.
ஆமா. ஆனா, அது வந்து என்னென்னா, அது எல்லாரோடையும் நம்ம ஒத்து போ முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவுங்க நெறைய கண்டிஷன் போடுவாங்க. ஏற்கனவே அந்த வீட்ட வாடகைக்கு எடுத்திருக்கவுங்க. அவுங்க வந்து வெ வெஜிடேரியனா இருந்தாங்கன்னா, நம்மளால நான்வெஜ் கண்டிப்பா சமைக்க முடியாது. ஆமா.
சரி, சரிங்க. ஆமாங்க, ஆமா, ஆமா. சமைக்க முடியாது. இல்ல அதுதான் நீங்க சொல்லும்போது எனக்கு அதுல அ ஒரு சாத்தியமே கிடையாது தான். இப்பல்லாம் நம்ம ஊர்கள்ல ஒரு வீட்ல மாமியார், மருமகள் இருந்தாங்களேன்னா கூட அவுங்களுக்கு ஒன்னா சமைச்சு ஒட்டுக்கா இருக்கிறாங்களான்னு பாத்தா கண்டிப்பா கிடையாது. நெறைய பிரச்சனைகள் வருது. ஆமா.
அங்க வந்து இந்த பிரச்சன வராது. ஏன்னா, என்ன அதிகபட்சம் வராததுக்கு காரணம் என்னென்னா, பெரும்பாலும் அவுங்க வரும்போதே வந்து இப்ப கேரளாக்காரங்கன்னா, கேரளாக்காரங்கள தான் அவுங்க விருப்பப்படுவாங்க. அவுங்க முதல்லயே ஒரு விளம்பரம் கொடுக்கும்போது போட்ருவாங்க. இப்ப கேரளா முஸ்லீம்கள் வேணுனா, கேரளா முஸ்லீம்கள விருப்பப்படுறோம் அப்பிடிம்பாங்க. பாகிஸ்தானியர்கள்லாம், பாகிஸ்தானியர்கள் வேணுன்னு சொல்லிதான் போடுவாங்க. அவுங்க தான், அ ப் ஏ
சரி, சரி. ஓ! கண்டிப்பா. ம்ஹ்ம். பரவாயில்லங்க. ம். அவுங்க, அவுங்க கலாச்சாரத்த தெரிஞ்ச ஒருத்தரதான் வந்து அவுங்க அந்தமாரி ஷேரிங் ல சேர்த்துக்கிறாங்க இல்லேங்களா! ம்.
ஆமா, அப்பிடி சேர்க்கும்போது நம்ம போறவங்களுக்கும் அத பத்தி பெருசா பிரச்சனை இருக்காது. அ ஆனா, என்ன நம்ம வந்து அவுங்க போட்ற கண்டிஷன் நமக்கு உண்மையிலேயே ஓகே வாங்கிறத பாத்துட்டு சேர்ந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா, நான் நெறைய வீடுகள் அந்தமாரி கிடைக்கும். அதனால நம்ம ஒரு அவசரத்துல போய் சேர்ந்தா கூட ஒரு மாசம் கழித்து மாறுறவங்களும் இருக்க தான் செய்றாங்க.
பரவால்ல. ம், ம், ம்.

ஆமா. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். நாங்க என்னான்னா, தொடக்கத்தில போனவுன்ன அ 4 பேரு சேந்து, சரி நம்ம மெஸ்ஸு மாரி பண்ணலாம் அப்பிடின் சொல்லி முடிவு பண்ணோம். ஆனா, அதில என்ன பிரச்சனை அப்பிடின்னா, அ அதில சரியா சமைக்கிறதுக்குன்னு சொல்லி, ஒரு சிலர் வந்து சமைக்கிற ஆளுங்களா இருக்காங்க. ஒரு சிலர் சமைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத ஆளுங்களா இருப்பாங்க. அவுங்கள வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வலுக்கட்டாயமா கூப்ட்டு வந்து இத செய்ங்க, அத செய்ங்கன்னு சொல்லும்போது, சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால அது ஒரு, ஒரு மாசத்தயோட நாங்க அந்த ஒரு மாசத்தோட ஓட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னா, அவுங்கவுங்களுக்கு, என்னென்னமோ செஞ்சிக்கங்க. ஆனா என்னான்னா, நம்ம பொருட்கள் வந்து தனித்தனியா, வாங்கி வச்சுகிருவோம். நமக்குன்னு உண்டான பொருட்கள வாங்கி
சரிங்க. இருப்பாங்க, ம்ஹ்ம். கண்டிப்பா. சரி, சரி. ஆமா.
அங்க செல்ஃப்ல வந்து தனித்தனியா போட்டு, பேரு போட்டு வச்சிருவோம். அந்த இப்ப ஒரு, ஒரு அ ஜாமானே இருக்கு. ஒரு சீரக டப்பா வச்சிருக்கோன்னா, சீரகடப்பா மேல யார் பேரோ, அவுங்க பேர போட்டு வச்சிருவாங்க.
சரிங்க. ஆனா அது வந்து அ எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும்? நம்ம பாட்டுக்கு வாங்கி வப்போம். அ எ ஒருத்தரு அது தீந்து போச்சுன்னு எடுத்து பயன்படுத்திருவாங்க. அந்த நேரத்திலலாம் நமக்கு மண்டைலாம் காய்ஞ்சுரும். அந்த மாரி எதாவது நடந்த்துருக்கா?
இ <chuckles> அதே அதாவது, எப்பயாவது சின்ன விஷயத்துக்கு, ஒரு அர்ஜெண்ட்க்கு எடுக்குறத பத்தி பிரச்சனை இல்ல. செல பேரு தொடர்ந்து எடுத்தாங்கன்னா, அந்நேரம் கவலையா இருக்கும்.
ஆமா, ஆமா, ஆமாங்க. சிலரு அதே வாடிக்கையா வச்சிருப்பாங்க. கடையில போய் வாங்க மாட்டாங்க. அந்த மாரியாராவது சந்திச்சிங்களா? நீங்க இருக்கிற எடத்துல.
அந்த மாரி கஞ்ச பிசுனாரிகள்லாம் நெறைய பாக்கலாம். அந்தமாரி வந்து ஷேரிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சில நேரம்லாம் அவுங்க செய்ற விஷயங்கள்லாம் நமக்கு கோபமா வரும். அ அதையும் மீறி நம்ம என்ன பண்ண முடியும்? இது பண்ணா பண்ட்டு போன்ட்டு விட்டுறது. நான் என்னா பண்ணுவேன்னா, அப்பிடிலாம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம், என்னென்னா பூட்டு வாங்கி போட்டேன் <chuckles> அந்த லாக்கருக்கு. அந்த கபோர்ட்ல வந்து வெளிய லாக்குமாரி இருக்கும்ல! அதில ஒரு பூட்ட போட்டு விட்டுருவேன். அப்பிடி இருக்கும்போது, எனக்கு தேவையில்லாம எதுக்கு பிரச்சனைகள் வருது? தேவையில்லாம நம்ம பொருளையும் குடுத்து, சண்டையும் எதுக்கு போடணுங்கிற ஒரு இது. ஆ அந்த மாரி பேச்சிலரா இருக்கும்போது, நெறையா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஆனா, ஒரு வயதுக்கு மேல, நம்ம ஒ கல்யாணம் ஆனது, இதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அ அது வந்து நம்மளால எல்லா எடத்துலயும் போயி, ஒன்னா இருக்க முடியாது. ஏன்னா வந்து, அதுக்கு அப்புறம் வயது வயது வித்தியாசங்கள்ங்குற ஒரு விஷயம் வந்து அங்க வந்துரும்.
<laughs> கண்டிப்பா. ஆமா. ம்ஹ்ம், ஹ்ம். சரி, சரி, சரி. ஆமாங்க, ஆமா. ஓ! பரவால்ல. கண்டிப்பா, கண்டிப்பா.

ம்ஹ்ம். அதேமாதிரி, எங்களுக்கான துணிமணிகள்லாம், நம்ம அந்த கபோர்ட்ல குடுத்துருந்தாங்க. அங்க தான் வச்சிருந்தோம். அதுக்கு லாக்கு கூட குடுக்கல. நம்ம வந்து, அந்த ரூம வந்து, நாங்க லாக் பண்ணிட்டு, நாங்க எங்களோட ட்ரெய்னிங்க்கான, இதுக்கு போய்டோம். திரும்பி வந்து பாக்கும்பொழுது, ரூம் லாக்ல தான் இருக்கு. ஆனா, உள்ள இருக்ற துணிமணிகள்லாம், எடம் மாறி இருக்கு. அப்புறம் எங்களுக்கு ஆக்சுவலா அவுங்க வந்து சொல்லவே இல்ல. அந்த லாண்ட்ரினு சொல்லுவோம், இல்லையா? அதுக்கு ஒரு ஆள், இருக்காங்க போல, அவுங்களே உள்ள வந்து, நாங்க வெளியில வச்சிருந்த துணிகளெல்லாம், எடுத்து கொண்டு போய் தொவச்சு, மடுச்சு, அ, மறுபடியும் கொண்டு வந்து, எங்களோட அறையில வந்து, வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க வந்து, வெறும் டிரெய்னிங்க்காக போனதுனால, அந்த துணிமணிகள தவர, வேற எதுவுமே எங்ககிட்ட இல்ல. ஒரு காசோ, எதுவுமே கொண்டு போகலன்னு, வச்சுக்கோங்களேன். அதனால, நாங்க தப்பிச்சோம். ஆனா, எனக்கு அந்த பாதுகாப்பு வந்து, ரொம்ப அச்சுறுத்தலா இருந்தது, அந்த எடத்துல. "நம்ம எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் போனோம். ஆனா வந்து, த ஓப்பன் ஆகிருக்கு." அந்த ஒரு ஆமா அலுவலகத்திலருந்து எங், எங்களுக்கு கொடுத்த ரூம் பிடிக்கலன்னு சொல்லி, அப்புறம் அவங்களே வேற ஒரு, பிஜி மாத்தி குடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ஊள ஊரே புதுசு. ஆனா வந்து என்னென்னா வேலை வந்து, கொஞ்சம் நடந்து போற தொலைவில இருந்தது. அதனால, எங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருந்தது. ஆமாங்க, அந்த பாதுகாப்பு உணர்வு.
ம்ஹ்ம். ஆமா. எப்படி வந்து தொறக்குறாங்க? அத அனுமதிக்க கூடாதுல? அதனால, பிரச்சனை இல்லாம, பாத்து கண்டிப்பா. ஆனா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி, நம்ம ஷேர் பண்ணும்போது என்னன்னா, நமக்கு ந புதுசு புதுசான நபர்கள், நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரம் நல்ல நண்பர்கள் அமையறதுக்கும், வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, அது வந்து அ, எல்லார்கிட்டயுமே வந்து, செட் ஆகலனா கூட, ஒரு சிலருக்கு, அவங்களோட நடவடிக்கைகள் நமக்கு வந்து, பிடிச்சு போயிரும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா, எனக்கு நீங்க சொன்னதுல, அந்த ஸ்கிரீன் போட்ற ஒரு இது வந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்க அப் இருக்கும்போது அந்த மாரி தோணவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். <chuckles> ஆ, இது வந்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 4 பேரே இருந்தா கூட, நமக்கான அந்த ஸ்பேஸ், இந்த மருத்துவமனைகள்லலாம் கூட, இப்ப இந்த மாரி, காமன் ரூம்ஸில வந்து, அந்த தனித்தனியா, அந்த பெட்டுகளுக்கு மட்டும் ஸ்கிரீன் போட்ருந்துருக்காங்க. பாத்துருக்கோம் நம்ம. அது ரொம்ப, நல்லாருக்குங்க. அந்த ஐடியா வந்து, ரொம்பவே அருமையா இருக்கு. ரொம்ப அழகா வந்து, எல்லாரும் ஷேர் பண்ணா கூட, அதில நம்மளோட தனி உரிமைய வந்து, எப்டி காப்பாத்தலாம் அப்படின்னு, உங்களுடைய அனுபவத்த, நீங்க ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டிங்க. உங்களுடன் பேசிதில வந்து, மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.
அதான் ஒரு சிலர் தான். யாராவது ஒருத்தங்க வந்து, நமக்கு பிடுச்சுடுவாங்க. ம். ஆஹ. ஆமாமா.